அஹா!
அ "விக்ரமாக்குடு" அப்டின்னு சொல்ட்டு படம். அது அது வந்து நல்லா இருந்துச்சு. அதே வந்து அது தமிழ்ல பாக்கும்போதுமே நல்லா இருந்துச்சு. 2மே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துது. நல்லாவும் ஓடிச்சு சிறுத்தை. ஆமா சிறுத்த
ஓ! அப்படியா எனக்கு தெரியாது. ம்ஹ்ம். ஓ! அப்படியா? அது சவால் தான் எப்படி ஜெய்ச்சாங்க? நீங்க 2மே பாக்கும்போது, உங்களுக்கு மொதல்ல பிடித்தது ஏன்னா நீங்க ஆல்ரெடி பாத்தது
ஆமா.
அ இப்ப வந்து தமிழ்லயும் பாத்துருக்கீங்க. எது உங்களுக்கு மொதல்ல ப முதல் பிடித்ததுக்கும், இதுக்கும் மாற்றம் ஏதாவது இருக்கா?